இப்போ, அம்மா ஓப்பன் பண்ணி குடுத்துட்டு பொண்ணு பார்த்துட்டு இருந்தா, அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல.
அதுக்கு அம்மாவே ஊத்தி குடுத்தா ஒண்ணும் பண்ண <chuckles> முடியாதுங்க. அது, அந்த மாதிரி தான் இது. போதை மாரி தான் போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தைய யாரும் பயன்படுத்துறது இல்லைங்கிறது தான். எங்க வீட்டிலயே நான் கண்கூடா என் பையன்கிட்டயே பார்ப்பேன். வாங்கி பறித்து வைக்கிறது, நீங்க சொன்ன மாதிரி சரியாக வராது. நான் வந்து கூடவே உட்காந்து சொல்லுவேன். இது பார்த்தா கெட்டது. இது பார்த்தா, நல்ல உனக்கு க் உ உன்னோட வாழ்க்கை வி வீணா போகும். இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், பக்கத்தில உட்காந்து. ஆனா, பறிச்செல்லாம் வாங்க மாட்டேன். பறித்து வாங்குனா அது வந்து ரொம்ப என்ன சொல்றது? வன்முறை ஆகிரும், வீட்ல. <chuckles>
<laughs> ம்ஹ்ம். கண்டிப்பா. ம்ஹ்ம். ம். நிச்சயமா, நிச்சயமா. 'திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் <laughs> திருட்டை ஒழிக்க முடியாது' அப்டின்ற மாதிரி, தானா இதெல்லாம் திருந்தலனா, யாரு சொல்லியும் திருந்தவே மாட்டாங்க. நானும் திருந்தவே இல்லை, யார் சொல்லியும். ஆ
ஆ. ஆமா. இப்பிடி சட்டம் இப்பிடி சட்டம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அதை பார்த்ததுல இருந்து, நம்ம ஊருக்கும் இந்த மாரி ஏதாவது 18 வயசுக்கு வரலாமே என்று தோணுது. <chuckles>
<laughs> ஆ. அது இவங்க வந்து, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்பிடீன்றது தெரியல நீங்க சொன்ன மாதிரி அம்மாவே ஊத்தி குடுத்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது தான். அது ஊத்தி குடுக்க வச்சுருவாங்கல்ல. "அம்மா லாகின் பண்ணி குடும்மா" குடும்மான்னு வற்புறுத்தி வாங்கிற குழந்தைகளும் இருக்காங்க. சரி, குழந்தைங்க தானே 1 நாள் மட்டும் பார்த்துட்டு போறாங்க. அப்பிடின்னு குடுக்குற பெற்றோர்களும் இருக்காங்க.
அ. ஆ. அ இல்ல, அவுங்க வந்து, ஆ அவுங்களுக்கு வந்து இவுங்க நண்பர்களோட Instagram லிங்க் எல்லாம் வராதுல்ல. சும்மா பொதுவில வேணுனா வேடிக்கை பார்க்கலாம். அவ்வளதான். <chuckles>
ம். ம்ஹ்ம். ஓஹோ. ஆமா. உள்ள இருக்கிறது வந்து வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். மற்றபடி எதுவும் மெயின்டெயின் பண்றதான் சொல்லுவாங்கல்ல. ஸ்டோரி போடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடலாம், கொஞ்சம் நேரத்துக்கு.
உங்களுக்கு ஆ. தனிப்பட்ட இது கிடைக்கும். ஆமா. ஆமா. அதுதான் எனக்கு தோணுது.